அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறிவிட்டார்.
இப்ப ஆமாங்க. இப்ப இப்ப எப்டினா, நான் வந்து ஒரு உதவிக்கு ஒரு தொலைபேசில அழைப்பு விடுத்தாலுமே, "நான் வந்து அந்த விஷயத்த பண்ணமாட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ. ஏன் அப்டினா, நான் உனக்கு சொல்லிக் குடுத்துட்டன்னா என்ன திருப்பி அந்த கம்பெனில கூப்ட மாட்டாங்க."
சரி. ஆஹ. ஆஹ. ஆ.
இது மாரி ஒரு எண்ணம் அவருக்கு.
புரிகிறது. ஆவ்.
இது வந்து பெரிய தோல்வி. ஏன்னா வாழ்க்கைல ஒரு வேல, அதுல வேலைல ஒரு நண்பர் வந்து நம்மல கூப்ட்டாரு. இது வந்து ஒரு 1 படத்த வந்து வாய்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணனும். அந்த படமும் வந்து சில தோல்விகள் தழுவுது.
ம்ஹ்ம். ஆமா. சரி. ஆ. சரி.
ஏன்னா, ஆரம்பட்ல நான் புதுசுன்றதால, என்னால ஒண்ணும் பண்ண முடியல.
செய்து. ஆமா, அது சாதிக்க முடியல. அது எப்டியும் கொஞ்சம் அனுபவத்தை நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக தான் இருக்கிறது. இது உங்களுக்கு முதல் வாய்ப்பாக வேற போயிவிட்டது. இங்கே கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அதே சமயத்துல நல்ல ரிசல்டும் குடுக்கணும்ன்ற நிர்பந்தம்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்கயா. இப்ப மருத்துவப் படிப்பு முடிச்ச பெறகு அடுத்த நாள் வந்து யாருமே ஆப்ரேஷன் தியேட்டர்க்கு உள்ள போப்போறதில்ல. அதுக்கான கால அவகாசம் எடுக்கும் சில உதவியா வேல செய்வாங்க இன்டர்ன்ஷிப்ன்னு சொல்லுவாங்க.
ம்ஹ்ம். புரியுதுல்ல. அதுதான் எதார்த்தம் தானே. ஆமா. கண்டிப்பா. அது நல்ல உதாரணம்.
சில பேரு என்ன சொல்றாங்க படிச்சிட்டு வந்தல்ல, அப்ப இது பண்ண வேண்டியது தானே அப்டின்னு. <chuckles> அதுதாங்க.
செத்து போயிருவானே, செத்து போயிருவானே. ஆமா இங்கயாவது எதையாவது சரி பண்ணிடலாம். அங்க செத்து போய்ட்டானா முடுஞ்சி போச்சே கத. ஆ, ஆஹ, பத்தாது. ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பாக.
ஆமா. நம்ப ஆர்வம் மட்டும் இருந்தா பத்தாது, பல தோல்விய பாத்தா தான் ஒரு விஷயம், ஒரு விஷயம் நம்ம கத்துக்க முடியும்.